கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா அது அவுங்களோட வியாபாரம்ங்க. ஏன்னா அதுனால தான் அவுங்க வந்து வெளியிருந்து நீங்க ஃபுட் எதுவும் கொண்டு வரக்கூடாது அப்டின்ற மாரி ஒரு ரூல் போட்டுறாங்க. அதிலியே நாம புருஞ்சுக்கலாம். அவங்களோட தந்திரம் என்ன அவுங்க காசோட இது என்னனு சொல்லி புருஞ்சுக்கலாம். இந்த இடத்தில நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க ஆம் உண்ம தான்.
ஆ. ஆ. ஆமா. ஆமா. ஒரு 5-6 தடவ நான் இந்த திரைப்படம் ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்லயே அந்த திரையரங்கம் இருக்றதுனால, அடிக்கடி புது படங்கள் வந்தால் அங்கேதான் அவனைக் கூட்டிட்டு போவேன். ஒவ்வொரு முறை போகும்போதும், அவனுக்கும் எனக்கும் இந்த சண்ட வரும். "போம்மா நீ வாங்கி தர மாட்ட". அவனும் உள்ள எதையும் கொண்டு போக விடமாட்டான். நான் மட்டும் வேடிக்கை பாக்கணும். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு 5 முறை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரிடா இனிமேல் வந்து உனக்காக 1 நாள் நான் விட்டுக் குடுக்கிறேன். அதில என்னதான் சுவை இருக்குன்னு உனக்காக தான் வாங்குறேன். எனக்கு இதில உடன்பாடு இல்லனு சொல்லிக் குடுத்துட்டேன் அவன்ட்ட. அப்பறம் சரின்னு சொல்லிட்டு அந்த 300றோ, 400றோ ரூபாய்க்கு பாப்கார்ன் வித்தாங்க. அதையும் வந்து வாங்கிக் குடுத்தேன். ஆனா வந்து அவன் சாப்பிடும்போது சந்தோஷமா தான் சாப்ட்டுட்டான். சாப்ட்டுட்டு எல்லாரோடையும் நானும் சாப்புட்டேன் இன்னைக்கி அப்டின்னு. ஆனா அதுக்கப்புறம் வெளில வந்து சொன்னான். இல்லம்மா நீ சொல்றது நியாயம் தான். இவ்வளவு பணம் குடுத்து வாங்கக்கூடாது தான். நீ எனக்காக ஒரு நாள் வாங்கிக் குடுத்தா பரவாயில்ல. இனிமே வாங்க வேணாம் நம்ம. அப்டின்னு சொல்லிட்டான். <chuckles>
ஓ! சரிங்க, சரிங்க. சரிங்க. ம் சரிங்க. அ. ஆ சரிங்க. அ. <chuckles> அது ஒரு நல்ல புரிதல் இருக்குல்ல கரெக்ட்டா தான் இருக்கு நம்ம மம்மி சொன்னது அப்டின்ற மாரி. அ.
ஆமாங்க. காசுனா இ காசு இருக்குனா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது வந்து தப்புங்க. அது வந்து நம்ம அத பழகிட்டோன்னா, அப்புறம் வந்து புள்ளைங்களுக்கும் கெட்டது. அது வந்து நம்ம கோட்பாடு கொள்கைக்கே அது வந்து அ அப்பாற்பட்டதா இருக்குங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்கி ஒரு ஆட்டோல கூட போறதுக்கு 1000 தரவ யோசிக்கிற நம்ம, அங்கே போய் தியேட்டர்ல ₹400 க்கு பாப்கார்ன் வாங்க எப்டிங்க மனசு வரும்?
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்ம அதான். ம். கண்டிப்பா. அதாவது அந்த வெலைக்கு நாம இன்னும் 2 பேர் போய் படமே பார்த்துரலாம். அந்த மாரி அந்த ரேட் ட கேட்கிறாங்க. <chuckles> அ அதாவது ரொம்பவே அழகா சொன்னீங்க, ஒரு பொருள் வாங்குறதப் பத்தி அதாவது நீங்க இந்த ஆப்பிள் ஃபோன் லாம் சொல்லி அத சொல்லம்போது எனக்கே கொஞ்ச அப்டித்தானே இருக்கு. அப்டின்ற மாரி தோன்ற அளவுக்கு நீங்க வெச்சிட்டீங்க. அதாவது ஒரு ஒரு பொருளும் மே நீங்க வாங்குற பெட்ஷீட் கூட நீங்க அதுக்கு என்ன காரணம் அப்டின்றத சொல்லம்போது நீங்க யாருன்னு கண்டிப்பா எனக்கு புரியுது. அந்த இருந்தாலும் பையன் கேட்கிறாங்கன்றதுக்காக பாப்கார்ன் வந்து நீங்க வந்து ஒரு வாட்டி வாங்கிக் குடுத்தாலும், அந்த பையனோட மனசும் மாற்ர அளவுக்கு நீங்க அழகா செஞ்சிருக்கீங்கன்னும்போது, ரொம்பவே புரியுது உங்களோட அ நிலைமை என்ன அப்டின்றது. அ உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நன்றி.
அ அதேதான் அதேதான் நான் யோசிப்பேன். மிக்க நன்றிங்க.

ஓ! சரி, சரி. அதாவது, அது இது வந்து ஒரு கெட்ட விஷயம் தானே. நம்ம பேசுறது ஒட்டு கேட்டு அது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் குடுத்து நம்ம மனசையே மாத்தி விட்டுருோம் அது. <chuckles>
ஆ. ம். ஆமா. அந்த மாரி இருக்கும் அப்டிம்பாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா என் தோழி. அத வந்து என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. அவ என்ன சொன்னான்னா, என்னுடைய ஃபோனுக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு ஆப்பிள் படம் போட்டு ஒரு கட் பண்ண மாதிரி ஒரு இது ஒரு இது இருக்கும். அ பொறிச்சுிருக்கும். அதுல சிம்பள் சிம்பள் இருக்கும். இப்ப நான் நான் இத கையில வச்சுட்டு போம்போது, ஒரு பெரிய கூட்டத்துல எனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்குது. அத் அது வந்து உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னா. அதுதான் என்னால கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. <chuckles>
ஆ சரிங்க. ஆ. <chuckles> கண்டிப்பா. ஆ. ஆமா, ஆமா, ஆமா. ம் கண்டிப்
அதே மாரி ம்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது சில பேர்கள்லாம் இருக்காங்க. அந்த ஆப்பிள் ஃபோன் தெரியணுன்றதுக்காகயே அதுக்கு அவ்ளோ மெனக்கெட்டு அந்த கவர் எல்லாம் தேடி அந்த க கவர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரான்ஸ்பரன்ட் கவர் வந்து. அத குடுத்து அத வாங்கி அதுக்காக மெனக்கட்டு போட்டுட்டு சுத்துவாங்கங்க. <chuckles>
ஆமா. ஆமா. இதே மாரி ஆடைகள்
நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு அதாங்.
ஆடைகள்லயும் இந்த பிரச்சனை வருதுங்க. இப்போ ஆண்களுக்கான ஆடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டை வந்து ரூ.400, ரூ.500க்கு வாங்குனா நல்ல சட்டை கிடைக்க தான் செய்யுது. ஆனா வந்து அந்த பிராண்ட் பேர் போட்டதா இருந்தா, அதே சட்டை வந்து ரூ.1500, ரூ.2000னு விக்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஆ அப்ப வந்து கொஞ்சம் குழப்பமாயிடுது. இப்போ என்னோட கணவருக்கு சட்டை எடுக்க போனோம். அவர் என்ன சொல்றாரு எனக்கு ரூ.500 இருக்கிறதே நல்லா தானே இருக்கு. நீ ஏன் வந்து இப்படி பைத்திய கார்த்தனமா ரூ.1500, உள்ளத வாங்குற அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குழம்பிருவேங்க. எ எப்படி குழம்பிருவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வேளை ரூ.1500, வாங்குனா, பல வருடங்கள் வந்து வெளுக்காம நல்லாயிருக்குமோ? ஐநூறு ரூபாய்க்கு வாங்கனா. வெளுத்து போயிடுமோ ரொம்ப. அப்படின்னு சொல்லி பயப்படுவேன் கொஞ்சம்.
ம். சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா அதான் உண்ம. ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் உண்மைங்க.
ஆ. இது வந்து என்னுடையன இத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே எனக்கு தெரியல. கூட காசு போட்டா நல்லாருக்கும். குறைய காசு போட்டா அது பழைய துணியாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடைகள்ல எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யுது. இன்னும். இந்த மாரி இந்த பிராண்ட் பேர் போட்டா.
<chuckles> கண்டிப்பா கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. இதே குழப்பம் எனக்குமே இருந்திருக்குங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க என்ன யோசிச்சுட்டோனா, ஒரு ரூ.1000 ஒரு துணி வாங்குனோனா, ஒரு 5 துணி தான் அந்த இடத்துல நம்ப சும்மா ஒரு குத்துமதிப்பா சொல்ற. ஒரு ஒரு நாளைக்கு ஒ ஒ ஒரு ஒரு நேரத்துக்கு ஒண்ணு ஒண்ணு எடுத்தா கூட ஒரு 5 துணி தான் எடுக்க முடியும். அதே இது ஒரு ரூ.500க்கு எடுத்தோனா, இந்த இடத்துல ரூ.1500 ஆ பாருங்க. அப்ப 3 சட்ட எடுத்துரலாம். அந்த ஒரு நாளைக்கே. <tsk> நம்ப அத வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போட தேவையில்ல. அ அது எவ்ளோ நாள் வருதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 துணி எடுக்கறனாலுமே. ஒரு அ அது ஒரு பாருங்க 5 துணினா, ஒரு வாட்டிக்கு ரூ.1500 நீங்க செலவு பண்ணீங்கன்னா
ஆ. ஆ. ம். ம். ம்.